ஆம் கட்டாயமா இல்ல, கட்டாயமா நம்ப அப்டியே விட்டு விடவே கூடாது மொதல, அதுதான் இங்க ஏன்னா, ஒவ்வொரு இந்த உலகத்துல இருக்கும் ஒவ்வொரு மக்களுக்குமே வந்துட்டு, வெவ்வேறு விதமான வந்துட்டு மொழிகள், வெவ்வேறு விதமான வந்துட்டு பண்பாடுகள் வந்துட்டு இருக்கு, இப்போ இந்தியாவே எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியா இந்தியாவுக்குமே வந்துட்டுக்குள்ள எவ் பல பன்முகத்தன்மை தான், பல வந்துட்டு பண்பாடுகள், ஆமா நிச்சயமா. நெறைய வந்துட்டு ப பன்முகத்தன்மைகள்ல நம்ப வந்து ஒற்றுமையா இருக்கோம், அப்ப ஒவ்வொருத்தருக்கும் தனி தனித்துவ தனித்துவம் இருக்கு, அந்த தனித்துவம் தான் அவங்களுடைய அடைய அடையாளம், நம்பளுடைய அடையாளமே நம்பளுடைய தனித்துவம் தான். இந்த மொழியோ, இந்த பண்பாடோ
ஆமா. நிச்சயமா. பன்முகத்தன்மை. ஆமா. வேற்றுமையில் ஒற்றுமை தான். ஆமா. நிச்சயமாக. கண்டிப்பா. நம்முடைய மொழியும், நம்ப கலாச்சாரமும், நம்ப பண்பாடும் தான் இல்லயா? ஆ.
ஆமா நிச்சயமா, நம்பளோட பண்பாடு, நம்பளோட மொழி தான், நம்பளோட அடையாளமாவே இருக்கு, அப்போ அந்த ஒரு அடையாளத்தையும் நம்ப இழந்துட முடியாதுல! நம்ப இப்படியே இந்தத்-இந்த தலைமுறைகள் எல்லாம் வந்துட்டு போயிறாங்க போயிறாங்க, ஆமா.
நிச்சயமாக. ஆஹ கண்டிப்பாக. விட்டுட்டோம் ஆ. அப்டீன்னா, இத நம்பந் நம்ப இழந்துருவோம், நம்ப அடையாளத்தில் ஒன்ற நம்ப இழந்துருவோம், அப்படி தான?
விட்டுட்டோம். நிச்சயமா நிச்சயமா, அடையாளம்த்தையே நம்ப வந்துட்டு இ இழந்துருவோம், இப்போ ஒண்ணுமே இல்ல, இப்போ ஒரு ஒரு அம்மா, அப்பா அப்டினு இருக்கிறாங்கனு நம்ப எடுத்துக்குவோமே, இப்போ அம்மா, அப்பா வந்துட்டு ஒரு குழந்தைக்கு ரொம்ப முக்கியம், அம்மா, அப்பா வந்துட்டு கூட இருந்தா தான் அந்த குழந்தைக்குனு ஒரு அடையாளத்தையும், அந்த குழந்தைகளுக்கான ஒரு ஒரு பாதுகாப்பு ஒரு அரணாக வந்துட்டு அவங்க எப்பவுமே இருப்பாங்க, இப்ப ஒரு தாய், தந்தை இல்லாத ஒரு தாய், தந்தை இல்லாத ஒரு குழந்தைய வந்துட்டு சமூகம் என்ன பண்ணும்? இந்த உலகம் என்ன பண்ணும்? அப்டினா ஒதுக்கும், ஒரு ஒதுக்குமுறை ஒ ஒ ஒது ஒதுக்கலுக்கு உள்ளாக்கப்பட்டு, ஒரு அடையாளமற்ற ஒரு குழந்தையா வந்துட்டு அது மாறிடும். ம் அது போல தான் ஆமா நிச்சயமா, அது போல தா
ஆமா. ஆஹ. ம்ஹ்ம். ம் நிச்சயமா. ஆமா. காட்டப்படும் ஆமா, அடையாளமற்ற குழந்தையாக அடையாளம் காட்டப்படும் ஆமா.
ஆமா நிச்சயமா, கட்டாயமா, அதே போல தான் நம்பளோடய மொழியும், நம்பளோட பண்பாடும், ஆங் இது இல்ல அப்டினா, நமக்குனு ஒரு அடையாளம் இல்ல, நம்ப எப்டி ஒரு ஒரு தாய் ஆமா. தாய், தந்தை அற்ற ஒரு குழந்தையைப் போல நம்ப வந்துட்டு இருக்க வேண்டிய சூழல்.
ம்ஹ்ம், ம்ஹ்ம், ம். ம்ஹ்ம். இல்லாம போயிடும். அதாவது அது உலக அளவுல, இந்த இனம் ஒரு அனாத இனமாக மாறிவிடும்.